அப்படிங்களா?
அது மாரி தான். அதே மாரி பாத்தீங்கன்னா வந்து, இந்த பள்ளிக்காலம் முடிச்ச அப்புறம் கல்லூரிக்கு போம்போது தான், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுருச்சு. அ என்ன எல்லாரும் வேற வேற மாரி இருக்காங்க, நம்ம என்ன இப்டி வித்தியாசமா இருக்கோம். நம்ம பெருசா அணிகலன்கள்லாம் நெறைய போட மாட்டேங்கிறோம். அதுக்கப்புறம் ஆடைகளும் பாத்தீங்கன்னா, ரொம்ப இப்பலாம் ஸ்டைலா போடுறாங்க. நம்ம ஒண்ணுமே போடலையேன்னு சொல்லி, அவுங்களை பாத்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவுங்க பாத்தீங்கன்னா, நான் படிச்ச கல்லூரியிலே எல்லாரும் வந்து அரைக்கால் பாவாடைலாம் போட்டுருவாங்க, சின்னதா. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து, தலையெல்லாம் வந்து பின்னிட்டு வர மாட்டாங்க. விரிச்சி போட்டுட்டு வருவாங்க. இல்லைனா, சும்மா கட்டிக்கிட்டு வருவாங்க. ஜடை போட மாட்டாங்க.
ம். ம். இது இது இது கல்லூரி காலத்துல, இல்லிங்களா?
கல்லூரி காலத்துல. அப்போ என்னுடைய சக தோழிகள் எல்லாரையும் பாத்து "நீ என்ன பட்டிக்காடு மாரி இருக்கன்னு" என்னய சொல்லுவாங்களா! அதுனால நான் என்ன பண்ணேன், நானும் வந்து பூ வைக்கிறத நிப்பாட்டிட்டேன், ஜட பின்றத நிப்பாட்டிட்டேன். சும்மா ரப்பர் பேண்ட் போட்டுட்டு போயிடுவேன். அரைக்கால் பாவாடைகள்லாம் கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சேன். அவுங்கள மாரியே நானும் காப்பி அடிச்சு, எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். <chuckles>
சரி. இல்ல. அது, நீங்க நீங்க என இதுல இதுல, எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி இருக்கு, இந்த எடத்துல. நம்ப வந்து மத்தவங்கள பாத்து, அவுங்கள மாதிரி இருக்கணுன்னு நினைக்கும் பொழுது, நம்மளோட தனித்துவம் வந்து அந்த இடத்துல அடிபடாதா?
அதெல்லாம், ம். ம். அப்போ வந்து எனக்கு புரியாத வயசு. தனித்துவம்னா என்னன்னு தெரியாத வயசு. யாரு எப்படி நம்மள சுத்தி இருக்காங்களோ, அத அப்படியே பண்ணணும் போல இருக்கு, அப்டின்னு சொல்லி அப்டி அப்டியே காப்பி அடிப்பேன். <chuckles> அப்புறம் பாத்தீங்கன்னா, கல்லூரி காலம் முடிஞ்சது. திருமண காலகட்டம் வந்துடுச்சு. அப்போ வந்து என்னைய வந்து, பாத்தவங்களாம் வந்து, ஒரு து திரைப்பட கதாநாயகியோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசுவாங்க எல்லாருமே. ஏன்னா வந்து கு "கிட்டத்தட்ட வந்து, நீ பார்க்க வந்து, இந்த நடிகை ரேவதி மாரி இருக்க" அப்படின்பாங்க. அப்போ, ஆ அவுங்க சொன்னாங்க, உண்மையிலே நான் இருக்கேனோ, இல்லையோ தெரியலை. அவுங்க பா
அ. அப் அப்படிங்களா? ம்ஹ்ம். ஓ, அப்படிங்களா? <laughs> அ அப்பன்னா, நீங்க நீ நீங்க, அந்த நேரத்துல சினிமாக்கு ஏதாவது ட்ரை பண்ணிருக்க வேண்டியது தானே? <laughs>
இல்லை இல்லை. அப்படின்னா அவுங்க சும்மா எனக்கு ஆறுதலுக்கு சொல்றாங்களா! இல்லை எனக்கு நகைச்சுவையா என்ன கேலி செய்றாங்களான்னு கூட எனக்கு தெரியல!
கேலி செய்யரது தெரியாது. ஆமா ரைட்டு.
அத நம்பிலாம் போமுடியாது. அவுங்க எது நான் கேட்டேன் "எதுனால அப்டி சொல்றீங்க, அப்படி என்ன ஒத்துமை எங்க 2 பேர்கிட்டயும் பாத்தீங்க?" அப்படின்னு கேட்டேன். அப்ப அவுங்க சொன்னாங்க. "நீயும் அவுங்களும் ஒரு உயரம் இருக்கீங்க. அப்புறம் வந்து, பல் கொஞ்சம் எடுப்பா இருக்கும் பாத்தீங்கன்னா ரேவதிக்கும். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கு. அதுனால கொஞ்சம் பாக்குறதுக்கு வட்டமுகமா, அதே மாரி எல்லாமே இருக்கீங்க. அத வச்சு தான் சொன்னேன்" அப்டின்னாங்க. <chuckles> அதுக்கு அப்புறம் நான் அப்பப்போ ரேவதிய பாக்கும்போது, எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். "பரவால்ல, நம்மளும் இப்படியெல்லாம் இருக்கோம்" அப்படின்னு. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் காலகட்டங்கள் போம்போது தான், எனக்கு அந்த திருமணம்லாம் முடிஞ்ச அப்புறம். எனக்குன்னு "நான் யாரு? நான் யாருன்னு?" நெறைய கேள்விகள் என் தலையில ஓடிக்கிட்டே இருந்தது. <chuckles> அப்போ நம்ம எதை வந்து, எப்டி இருக்கணும், எப்டி இருக்கக்கூடாது, அது நல்லது எது, கெட்டது எது? இதெல்லாம் ஆராய ஆரம்பிச்சேன். அப்பதான் ஒரு 22 வயதுக்கு அப்போதான். <chuckles>
<laughs> அ ஆ. ம். ஆ. ம். ம். <chuckles> ம். ம்.
அப்போ பாத்தீங்கன்னா வந்து நான் இந்த சினிமால பாக்கும்போது, இந்த சுகாசினி வந்து பேசுறது, சிரிக்கிறதுல்லாம் நான் ரொம்ப ஆர்வமா பாப்பேன். இந்த சிந்து பைரவி படத்துல வருவாங்கள்ல!
ஆஹா.